ஆமா, ஆ. ம்.
கிராமத்தில இருப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவோம், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க வந்து ஒரு ஒரு மாசம் தங்கிட்டு அப்புறம் போலாம். அ அப்ப முடியாத சமயத்துல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாரி இருக்கும். அப்ப அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா, எங்க அம்மா பாத்து பாத்து பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும், ஏன்னா நாம அவங்க வீட்டுக்கு போனா அவ்ளோ மரியாதையோட அவங்க நடத்துறாங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும் அப்டின்ட்டு, எங்ககிட்ட சொல்லுவாங்க பெரியவங்க, புரியாதவங்க பேசினாலும் நீங்க வந்து அ சரின்னு ஒத்து போயிடணும், எதிர்த்து பேசிக்கிட்டு அவங்கள நம்ம வீட்டுக்கு குப்ட்டு நம்ம மனச காயப்படுத்தக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேேன், எனக்கு எங்க அப்பத்த ரொம்ப படிக்கும். நான் வந்து நான் பாத்துக்குருவேன் எங்க அப்பத்த ஐயாவ, அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நானே போயிடு என்ன பண்ணுவேன்னா, சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் எங்க எங்க ஐயா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க தாண்டி உங்களுக்கு உதவணும். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க போங்காடி உங்களுக்கு நான் என்ன செஞ்சு குடுக்குறோமோ செஞ்சு குடுக்குறோம். அ போயிட்டு. அப்புறம் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அ வயதுனு அதிகமா கா காரணத்தினால, ரொம்ப அதிகமான வேல பாக்க விட மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன புரியும் அப்டின்னா, எங்க நம்ம வயதானவன்னு ஒதுக்கிட்டாங்களோ? நமக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது, இல்ல செய் தப்பா செய்வோமோ அப்டிங்கிற ஒரு பயப்படுறாங்களோ! அப்படின்னு அவங்க மனசுக்கு உருத்தும். அ அவங்க வேணும்னுட்டே கேட்பாங்க. நான் இத செய்றேனே அப்டின்னா, எங்க அம்மா இல்ல வேண்டாம் நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன். அப்டி இவங்க வந்து மரியாதயோட அந்த உடம்பு முடியாம போயிருமேன்னு இவங்க சொல்லுவாங்க.
ம். ம் ம். ம். ம். ம் ம். ம். ம் ம். ஆ ஆ, அ. ம் ம். ம். ஆ. சேரி. ம். ம். ஆ ஆ. ம். ம் ம். கண்டிப்பா. ஆ. ஆ. ஆ. ம். ம். ஆ.

ஆ.
ஏன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. அத யாரும் எதுவும் சொல்ல போறது கெடையாது. ஏதோ அவங்களுக்கு சின்னம்மா ஒரு சின்ன குண்டால வெப்பாங்களா இருக்கும். சின்னதா உள வச்சு அரிசி போட்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி திட்டமா கொழம்பு வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஊருக்கு, இப்ப நம்ம வீ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம் அப்டின்னா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அ இந்த ந நபர்கள் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, வேலை பளு அதிகமா இருக்கும். அப்ப அந்த வேலைய அவங்க வந்து செய்யணும்ன்னு சொல்லும்போது, அவங்க பொறுப்புல ஒப்படைக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த மாரி அந்த பி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு, நான் இந்த மாரி பண்ணுவேன். வாரத்தில ஒரு நாள், "அப்பத்தா, நீ பால் பணியாரம்ன்னா ரொம்ப அழகா நீ சுடு சுடுவீல்ல. அதே அத போட்டு குடு அப்பத்தா." அப்படின்னா, அதுக்கு ஒரே சந்தோஷம். ம். அது யார்கிட்டயுமே விட்டு குடுக்க மாட்டாப்புல. எங்க அம்மா சொல்லிருவாங்க, "அ சரி நீங்களே பண்ணுங்க அத்த. கொஞ்சம் ஏதாவது உதவின்னா நான் செய்றேன்", "அதெல்லாம் எனக்கு யாரு எந்த உதவியும் வேண்டாம். ஆமா. நானே பண்ணிக்கிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவுங்களே ஊற போட்டு, அவங்களே ஆட்டி, அத சுட்டு எடுத்து, அத பிள்ளைங்களுக்கு குடுத்து, ஒருத்த ஒரு கிண்ணத்தில அத அள்ளிக் குடுத்துட்டு, அந்த சாப்புட்டு, அவங்க முகத்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆ அது நம்ம வார்த்தையில சொல்ல முடியாது. அப்படியே எங்க அப்பாத்தாவ ஒரு இறுக்கி புடிச்ச ஒரு முத்தத்த குடுத்துட்டு, "அப்பத்தா! ஒன்னைய அடிச்சுக்கவே முடியாது அப்பத்தா." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இந்த உலகத்தில வேற எதுவுமே வேண்டாம்.
ஆமாங்க. ஆ. ஆமா. ம். ம். ஆமா. ஆ. இருக்கத்தான் செய்யும். ம். கண்டிப்பாங்க. ஆ. ஆ. ஆ. ஆ. ஆ. <laughs> சரிங்க. ஆ. ஆ. ஆ. ஆ, ஆ. <laughs> ஆ. ம். ஆ. <laughs> ஆ. ஆ, கண்டிப்பாங்க. <laughs>
அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வார்த்தையில சொன்னா கூட அவங்க வந்து உணர்வு தெரியாது. அப்ப நான் நான் எங்க அப்பாத்தாவுக்கு, நான் அந்த மாரி தான் நான் வந்து சொல்லுவேன். என்னோட பாசத்த அப்படிதான் காமிப்பேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அப்படிதான் காமிப்பேன். அதனால பார்த்தீங்கன்னா ஆமா, அப்புறம் எங்க பெரியப்பவுக்கு இந்த இந்த நியூஸ்பேப்பர்லாம் வாசிச்சு காமிப்பேன். அப்ப இந்த மாரிலாம் உட்காந்து வாசிச்சு காமிப்பேன். அவங்களுக்கு வாசிக்க தெரியாதனால, வாசிச்சு காமிப்பேன். 2 பேரும் உட்காந்து கேப்பாங்க. "நாடெல்லாம் ரொம்ப மோசமா போய்க்கிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிகிட்டு பேசிக்கிருவாங்க. அப்படி இந்த மாரி, பாட்டி தாத்தாங்கலாம் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கு உதவும்போதும் சரி, அவங்க நமக்கு உதவும்போதும் சரி, அதுல ஒரு அலாதி சந்தோஷம். ஆனா வயது காரணமாக எந்தெந்த விஷயத்த அவுங்கள்ட்ட குடுக்கலாம்? எந்தெந்த விஷயத்த குடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாரி மனசுக்கு காயப்படாம நடந்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம்.
ஆ. ம். அருமைங்க. ஆ. ஆ, ஆ. ம். ம், ம். சரிங்க. அ. ஆ. ம். ஆ, அ. ஆ, கண்டிப்பா. ஆ. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது இப்ப இருக்க காலகட்டத்தில பாத்தீங்கன்னா, "ஆள் கெடைச்சா போதும், நம்மளுக்கு ஏதாவது வேலையாச்சுன்னா, ம் <chuckles> அ போதும்." அப்படின்ற மாரி மனநெலை தான் இருக்கு. ஆனா அந்த மாரி தருணங்கள்லையும், வயதானவங்க வந்து நமக்கு பண்றாங்க அப்படின்னும்போது, "நம்ம எல்லாத்தையும் அனுமதிக்காம, அவங்களோட உடல்நிலைய வந்து முக்கியமா நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு, அவங்களையும் கஷ்டப்படுத்தாம, ஏதோ ஒரு வேல சின்ன வேலை, அவங்களுக்கு ஏத்தா மாரி குடுத்து, அவங்களோட சந்தோஷத்தில வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு." அப்படிங்கிறத வந்து, நீங்க உங்க பாட்டி தாத்தாவ பார்த்துக்கிட்ட விதத்திலருந்து அழகா எடுத்து சொன்னீங்க. அ உண்மையிலே மிக அற்புதமாவும், அருமையாவும் இருந்ததுங்க. அ உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆம் கண்டிப்பா. மிக்க நன்றிங்க.

ஆமா. கரெக்ட்.
அவங்க என்ன நினைப்பாங்கனா, நான் செய்யுற வேலை உனக்கு வந்துப் பிடிக்காதோ அப்படின்னு, அந்தக் கருத்து வேறுபாடலாம் நிறைய வரும். அப்ப நான் தான் ஊடால புகுந்து என்ன பண்ணுவேன்? அப்பத்தா, நீ பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கும். நீ எனக்குச் செய், இந்த வேலையெல்லாம் அம்மாவுக்குச் செய்ய வேண்டாம். அ என் நீ என் நீ இனி எனக்கு நான் வந்து அப்படி மாத்தி விடுவேன். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள வந்து கொண்டு வந்துடக் கூடாது. ஏன்னா, பெரிய பெரிய வேலைகளைச் செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் கூட ஏற்படலாம். ஆ, அதுனால என்ன பண்ணுவேன்னா, என்னோட வேலையெல்லாம் நான் வந்து கொடுப்பேன். ஆ, அப்பத்தா, இங்க வா. இந்த யூனிஃபார்ம் லாம் இருக்கு பாத்தியா? இதெல்லாம் எடுத்துட்டு இங்கனக்குள்ள வைக்கிறேன். அ நீ வந்து அந்தப் பட்டன்ல 1 பட்டன் போச்சு. அது மட்டும் எனக்குத் தச்சு கொடுக்குறியா? எனக்குக் கண்ணே தெரியாதுடி. நான் எப்படி தச்சு கொடுக்கிறது? அப்படின்னு சொல்லுவாங்க. அ அப்ப நான் வந்து, சரி அப்டின்னா நான் பாத்துக்குறேன். அயர்ன் பண்ணியாது குடுக்குறியா அப்பத்தாத்தா நீ? அப்படின்னு. நான் நான் சுட்டுக்கிருவேண்டி. அப்ப அவங்களுக்கு எந்த வேலைகள் வந்து வந்து கஷ்டமா இருக்குங்குறதை உங்களுக்குப் புரிய வச்சிட்டாலே போதும். சரி. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கற ஒரு உணர்வுக்கு வந்துருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன். அ சின்னவெங்காயம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா, இத உறிச்சு குடு அப்பத்தா அப்படின்னு எங்கம்மா சொல்லுவாங்க. இத மட்டுமாது கொண்டு போயிட்டு குடு. அவங்க உரிச்சு கொடுத்தாங்கன்னா, நான் சமைச்சுகிறேன். அ அப்படின்னு. அதெல்லாம் ஒரு சந்தோஷமா உறிச்சு கொடுப்பாங்க.
ஆ. <inhales> ஆ. ஆம். ஆ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம், ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ, ஆம். ஆம். ஆ, ஆ. ஆ. ஆம். கண்டிப்பா. ஆம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆம். ஆம். ம். ம். ம். ஆ. ம். கண்டிப்பாங்க. நீங்கச் சொல்லும்போதுதான் எனக்குச் சில நினைவுகள் அப்பப்ப வந்து போச்சு. ஆ, என்னோட பாட்டியும் அந்த மாதிரிதான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்களுக்கு ஒரு வயது 60, 65 இருக்கும்போது நல்ல ஓடியாடி வேலை பார்த்தாங்க. எங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க செய்து கொடுத்தாங்க. அதே அவங்களுக்கு ஒரு 80 வயது ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எழுந்து நடக்கிறதே சிரமமான விஷயமாதான் இருந்தது. ஆ, ஆனா அதை நாம சொ நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லீங்களா? ஆடின காலும், பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு. ஆ. ஆ.
அப்போ ஆமா. ம். கண்டிப்பா ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆம். ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அவங்க சுறுசுறுப்பா இருந்து பழகிட்டாங்கள்ல. அதனால எல்லா வேலையும் நான் செய்யணும். நான் எல்லா வேலையும் எனக்குத் தெரியும். எ அ அப்படி ஒரு வீம்பும் இருக்கும் அவங்களுக்கு. அது தான் பாதி பிரச்சனையே வரும் பாத்தீங்கன்னா, உங்க மாமனார் அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அது தான் வரும். அப்ப நான் போய் உள்ள புகுந்துருவேன். ஐயயோ! நம்ம அப்பத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரப்போகுதே. ஏன்னா, எங்கப்பத்தா வந்து, நிக்கும்போதே என்ன சண்ட, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கப்போகுது, சம்பவம் பண்ணப்போகுது அப்படின்னு நினைச்சுட்டு, அ என்ன அப்பத்தா இப்படி ஸ்டைல்லா நின்னுகிட்டு இருக்க? அப்படின்னு ஆ, போடி! பாத்திரம் கிடக்கு. இவ எப்ப அந்தப் பாத்திரத்த எல்லாம் விளக்கி, எப்ப அந்தச் சமையல்லாம் சமைக்க? என்னையும் விட மாட்டேங்குறா. நான் சரியா விளக்க மாட்டேன்னு நினைக்கிறா போல அப்படின்னு அந்த ஒரு இதை கொண்ட்டு வருவாப்புல.
தெரியும். ஆ. கண்டிப்பா. ஆ. ஆ. ஆமா. <laughs> <inhales> ஆ <laughs> <inhales> ஆ. ஆ. ஆ. ஆ. <laughs> ஆ.